இந்த இரவு நேரத்துல பாத்தீங்கன்னாக்கா, சில பேறால வந்து அ உடனே தூங்கிற முடியும். ஒரு சிலரால வந்து தூங்குறதுக்கே ரொம்ப சிரமம் படுவாங்க. அந்த மாதிரி இரவுல உங்களுக்குத் தூக்கம் இல்லாத இருக்கும்போது நீங்க என்ன செய்வீங்க?
உண்ம. எனக்குப் பாத்தீங்கன்னா இரவுல பல நாட்கள், பல வருடங்களா வந்து தூக்கம் இல்லாம இருந்திருக்கேன். இரவுல அவ்வளவு சீக்கிரம் தூக்கம் வராது. 4:00, 3:00 அப்படியெல்லாம் தூங்கியிருக்கேன். அதுக்கான மொத தவறான விஷயம் ஆரம்பிச்சது வந்து நீங்க என்ன என்னென்ன பாத்தீங்கன்னா, நான் ஐடீ இண்டஸ்ட்ரில இருக்கேன் சாப்ட்வேர் இண்டஸ்ட்ரில. அந்த நைட்டு உழைச்சு உழைச்சு பழகிப் போயிட்டு, அது ஒரு மாதிரி பழக்கமா ஆயிடுச்சு.
ஐய்யயோ. அ. ம். ஓஹோ. ம். சரி. கண்டிப்பா.
அதுல வந்து தூக்கம் வராம போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ம், அந்த கல்யாணத்துக்கு பிறகு கொஞ்சம் அதை மாத்திக்கணும். ஏன்னா நைட்டு தூங்கித்தானே ஆகணும். வேற வழி கிடையாதுங்களே.
கண்டிப்பா.
அது வந்து வீட்டுல அவங்கள அவங்களையும் தொந்தரவு பண்ணாம இருக்கணும்றதுக்காக அதை கொஞ்சம் ப பழகிப் பாத்தேன். அது கஷ்டமா இருக்கும்போது என்ன பண்றதுன்னா, அப்போல இருந்தே வந்து நமக்கு இந்த கம்ப்யூட்டர்ன்றதுனால, கம்ப்யூட்டர்ல எதையாவது பார்த்துக்கிட்டு இருப்பேன். இல்லைன்னா படம் பார்க்கிற பழக்கம் உண்டு டிவில. அப்போ நான் சொல்றது ப பழைய இதுல.
ஓஹோ. சரி. ம்.
ஒரு 10, 15 வருடங்கள். 15தா 20 வருடங்கள் கூட <chuckles> ஏன்னா 20 வருஷம் ஆயிடுச்சே. அந்தச் சமயம் வந்து நான் வந்து இந்த டிவிய போட்டுட்டு உக்காந்துருவேன். இவங்கல்லாம் உள்ள தூங்கிட்டு இருக்கறதுனால ரொம்ப மைல்ட்டா வச்சுக்கிட்டு பாட்டு கேக்கறதோ இல்ல படம் பாக்கறதோ
சரி. ம்.
அத மாரி பண்ணிட்டு இருந்தேன். அதைத் தூக்கம் வரும்னு பாத்தா அது தூக்கம் வராம அந்த கண்ணுல அந்த வெளிச்சம் படுறதுனால தூக்கம் வந்து கெட்டுதான் போச்சு தவிர தூக்கம் வரல.
ஓஹோ. இ
அதுக்கப்புறம் அந்தச் சமயம் என்னோட நண்பர் ஒருத்தர் சொன்னாரு. நைட்டு வந்து நீ வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு ஓன் ஹவர் கழிச்சு ச ஒரு மாரி மிதமான சூட்டுல, அதாவது பொறுக்குற அளவு சூட்டுல வந்து பால் குடி மஞ்சத்தூள் போட்டு உனக்குத் தூக்கம் வரும் அப்படின்னு சொன்னாரு.
ஓஹோ. ம்.
அது ட்ரை பண்ணி பாத்தேன், கொஞ்ச நாள் அது வொர்க்கவுட் ஆச்சு அதுக்கப்புறம் திருப்பி அதே பழைய திருடி கதவத் திறடின்ற மாரி ஆயிப்போச்சு.
<laughs> இது எதனாலன்னு உங்களுக்குப் புரிய ஆரம்பிச்சுதா?
எனக்கு என்னோட மனசுல இருந்த ஒரு விஷயம் என்னன்னா, நாம ரொம்ப வருஷமா வந்து இந்த நைட்டு இந்தத் தூக்கத்த வந்து அ தள்ளிப் போட்டு, தள்ளிப் போட்டு பண்ணதுனால அது பழக்கமாவே ஆகிடுச்சா அப்படின்றது ஒரு ஒரு இது இருந்துதுங்க. அந்த நெனைப்பில் தான் நான் போயிட்டு இருந்தேன் உண்மையிலேயே. அது என்னன்னா, நீங்க வந்து எனக்கு வந்து இந்த நாங்க இருந்த கம்பெனிக்கு க்ளையன்ட் எல்லாரும் பாத்தீங்கன்னா யூரோப்பு, அமேரிக்க கண்டத்தில் தான் இருந்தாங்க.
சரி. ம். ம். சரி.
அதனால அவங்களுக்கு ராத்திரியில வந்து எந்த நேரம் வேணாலும் ஃபோன் பண்ணுவாங்க இல்லையா?
ஆமா, கண்டிப்பா.
அப்ப அந்தக் குட்டி அந்தக் குட்டி மொபைலு. நான் இருந்ததும் இதுல தான் தொழில் இது டெலிகம்யூனிகேஷன் இண்டஸ்ட்ரி தான். தொலைதொடரபுல தான் இருந்தேன்.
சரி.
அதனால எனக்கு வந்து ஃபோன் ஒண்ணு குடுத்துட்டாங்க கம்பனிலயே
ஓஹோ.
அதனால எந்த டைம் சமயம் வேணாலும் வரும். அதனால முழிச்சுகிட்டே இருக்கணுன்ற அந்த ஒரு பாவம் வந்து ஒரு ஒரு பழக்கமாவே மாறிப்போச்சு அது.
ஓஹோஹோ. இது இது உங்களுடைய வாழ்க்கையை எப்படி வந்து பாதிச்சது இது?
அதுல போச்சு அப்படின்னு தான் நினைச்சுட்டு இருந்தேன். ஆனா அதுக்கப்புறம்தான் தெரிஞ்சு மனதுக்குள்ள வந்து நிறைய ஓட்டங்களை ஓட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது வந்து அதுக்கப்புறம்தான் தெரிஞ்சுது.
ஓஹோ. ஓஹோ. எதனால?
அது தெரியறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு வேலைக்கு வந்து ஒரு 10 வருஷம், 12 வருஷம் ஆயிடுச்சு.
ஐய்யயோ. ஆ.
அப்படியே வாழ்க்கையை ஓட்டிட்டே போயிட்டு அந்தப் 12 வருஷம் கழிச்சுதான் ஓ நம்ம மண்டையில வந்து எதையோ போட்டுகிட்டு இருக்கறதுனால தான் நாம வந்து தூக்கம் வரமாட்டேங்குது அப்படின்னு. ஏன்னா 2 நாள், 3 நாள், 5 நாள்லாம் நான் கண்டினியூஸா வேலை செஞ்சிருக்கேன்.
சரி. ஓஹோ.
அப்படி இருக்கும்போது ஒரு சில சமயம் நல்லா தூங்கிருக்கேன். ஒரு சில சமயம் தூக்கம் வராதுங்க. படுத்து ஒரு 2 நேரத்துல டப்பான்னு எழுந்துருவேன் மறுபடியும் மறுபடியும் எழுந்துருவேன். என்னடான்னு பார்க்கும்போது நான் எதையோ ஒரு பிரச்சனையை அள உள் ஆழ் மனசுக்குள்ள போட்டுட்டு அப்படியே தூங்குறது வந்து அது அந்த மண்டையில போயிட்டு ஓடிட்டு இருக்கு. அந்த அதாவது சொல்லுவாங்க இல்லையா சப்கான்ஷியஸ் மைண்டுன்னு ஒண்ணு சொல்லுவாங்க இல்லையா. அதுல தூக்கி போட்டுடுறேன் அப்படின்றது வந்து அந்தப் 12 வருஷம் கழிச்சு எனக்குப் புரிஞ்சுது. ஒரு ஒரு அ புத்தகத்தைப் படிச்சேன். பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்ட்ன்னு ஒரு புத்தகம்.
ம். ஐய்யயோ! ஆ. ம். கண்டிப்பா, கண்டிப்பா. ம். ஓஹோ. ஆமாம்மா. ம்.
அத ப அத படிச்சபோது தான் அது வந்து எனக்குப் புரிய வச்சுது. இந்த மாதிரிதான். இதனால தான் உனக்கு வந்து இந்தப் பிரச்சனைகள்லாம் அப்படின்றது. அதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு இது பண்ணி பாத்தன். கொஞ்ச நாள் எனக்கு அதுக்கான ஒரு இது கிடைச்சுது.
வருதேன்னு சரி இப்ப இது வந்து அ.
அ விடை கிடைச்சுது.
தீர்வு சரி. ஆ.
விமோச்சனம் கிடைச்சுது. ஆனா அதுக்கப்புறம் வந்து அ ஒரு ஒரு சில பிரச்சனைகள்னால நமக்கு மறுபடியும் அந்த மண்டையில இப்ப பிரச்சனைகளா வந்து மண்டையில உக்காந்ததுல தூக்கம் சுத்தமா போயிடுச்சு.
ஐயையோ. இப்ப இது வந்து உங்களுக்கு இது வந்து இந்தப் பல பிரச்சனைகள வந்து நம்ப மண்டையில போட்டு உருட்டுறதால தான் இப்டி ஆவுதுன்றத நீங்கக் கண்டுபிடிக்குறதுக்கே வந்து ஒரு 12 வருஷம் ஆயிடுச்சுன்னு சொல்றீங்க. இதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு எதையாவது நீங்க முயற்சி பண்ணீங்களா?
ஆமாங்க. நெறைய பண்ணி பார்த்தேங்க.
ம்.
நாம க இந்த மதியம் மதியம் தூங்குறத விட்டேன் நான். அந்த 1 ஹவர் வந்து இந்த லீவுல கூடச் சில பேர் வந்து லீவுல அந்த சண்டேன்னா ம மதியம் கொஞ்சம் நேரம் படுப்பாங்க இல்லையா சாப்டுட்டு. அதக் கூட இது பண்ணேன். ஒரு காலத்துல எப்டில்லாம் தூங்கிட்டு இருந்தேனோ, அத நான் வந்து கல்லூரி, பள்ளி நாட்கள்ல பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து 8:00 மணிக்கு எந்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் காலையில.
ஆமாமா. ம். ம். சரி. ம்.
அடுத்தது ஒரு 8:25, 8:00, 8:15 அப்டி படுத்தேன். நான் கூட உடனே தூங்கிருவேன்.
ஓஹோ.
அந்த மாரி இருந்த இது வந்து அதுக்கப்புறம் தூக்கமே இப்ப இல்லாம போயிடுச்சு.
சரி.
ஒருவேள அதெல்லாம் சேத்து வச்சு தூங்கிட்டேனா அப்பவே அப்படிங்கிறது இல்ல, தெரியல அது. அது வேற விஷயம் விடுங்க. இப்ப வந்து நான் பழகி பழகி பழகிப் பாத்தேன், அந்த உடம்பு வந்து அ, டையர்ட் ஆயிடுச்சுன்னா தூங்கிடுவோம், சீக்கிரம் எழுந்தா தூங்கிடுவோம், அப்படிலாம் வந்து எல்லா எல்லாத்தையும் ட்ர முயற்சி செஞ்சு பாத்தாச்சு. தூக்கம் வரும். எப்படின்னா ஒரு 10:30 ,11 தூங்குறேனே வச்சுக்கோங்களேன்.
<laughs> ஆ. ம். ஓஹோ. ம். சரி.
அப்படின்னா தூங்கிட்டேன்னா கரெக்ட்டா ஆ 1 1 மணி, 12:30, 1 இல்ல 2 திருப்பி முழிப்பு வந்துரும்.
ஓஹோ.
அந்த மாதிரி ஆயிடும். சரி இப்ப தூக்கம் வர்றதுக்காக என்ன பண்றதுன்னுட்டுன்னா, இப்ப இப்பவும் மணி 12 மணி ஆயிடுது தூங்குறதுக்கு. என்ன பண்ணுவேன்னா, அந்தக் காதுல வந்து இந்த இதப் போட்டுகிட்டு, ஹெட்ஸெட்ட போட்டுகிட்டு
ஓகே. ம். சரி.
ஏதாவது இந்த பொலிட்டிக்கலோ இல்ல எதாவது அந்த அந்த என்ன சொல்லுவாங்க. அ, விஷயங்கள் விஷயங்கள். அந்த YouTubeல வந்து இந்த அரசியல் பத்தின விமர்சனங்கள் இல்ல அரசியல் டிபேட்ஸ்ஸு இல்ல இந்த குலோபல் பாலிட்டிக்ஸ் அந்த சொல்றாங்க இல்லையா? அத பத்தின வ ந்யூ ந்யூஸ் அதெல்லாம் வந்து கேட்டுட்டு அப்படியே அப்படியே அப்படியே தூங்கிருவேன். அது ஓடிட்டு இருக்கிற வரைக்கும் நல்லா தூக்கம் வரும். அது நின்னுடுச்சுனா ஒரு சில சமயம் ஒரு 1 மணி நேரம் கழிச்சு முழிப்பு வந்துரும்.
இசையோ கேட்டீங்களா? ம். ம். ஆமாம்மா. அ. உலக அரசியல் மாதிரி கேப்பீங்க. ஓஹோ. ஓஹோ! இப்போ, ஓ அ, இப்போ ஒரு சில பேர் என்ன பண்றாங்கன்னாக்கா, இந் இந்த புத்தகங்கள் படிச்சா கூட அவங்களுக்கு தூக்கம் வரும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க அப்படி முயற்சி பண்ணலையா?
அப்டி தான் இப்பலாம் தூங்குறது. ஆ, புத்தகங்கள் படிக்கிறதுன்னா, எனக்கு அ, நான் படிக்கிற புத்தகங்கள் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது தூக்கம் வராம படிக்கிற மாதிரி புத்தகங்கள்தான் இருக்கும். ஏன்னா, நான் நிறைய புத்தகங்கள்னு படிச்சேன்னா, அது என்னோட தொழில் ரீதியாகத்தான் இருக்கும். இந்த சாஃப்ட்வேர்ல இந்த ஒரு ஜாவாவோ இல்ல இந்த டெலிகம்யூனிகேஷன் எதோ சோ அந்த நேரத்துல நான் தூங்கக்கூடாது. அந்த மாதிரி புத்தகமா படிச்சுப் பழகிட்டேனா, சாதாரண அந்தக் கதைகள். அது மேல எல்லாம் அவ்வளவு ஆர்வமா நான் படிக்கிறதில்லைங்க. இந்த நாவல் கதைகள்லாம்.
ம். அய்யயோ. ஆ. சரி, சரி. ஆமா, கண்டிப்பா. ம். சரி.
அதனால வந்து அது என்னவோ பழக்கமா வரல.
சரி, சரி. இ இதும்
நான் எடுக்குற புத்தகம் பாத்தீங்கன்னா, அந் அந்த மாதிரி புத்தகமா எடுப்பேன். இல்ல வந்து இது எடுப்பேன். ஆன்மீக புத்தகம் எடுப்பேன். ஆன்மீக புத்தகமும் தூக்கம் வராது எனக்கு.
ம். கண்டிப்பா. ஓஹோ! ஆர்வம் வந்துருமோ?
அது ஆர்வம் இருக்குறதுனால தூக்கம் வராது.
ஓஹோ!
ஆர்வம் இல்லாம படிக்கும் போது தான் தூக்கம் வரும் நமக்கு.
கண்டிப்பா. <laughs>
பாடப்புஸ்தகம் எடுத்து இருக்கலாம். ஆனா நாம இப்ப வந்து பாடப்புஸ்தகத்த எடுத்துப் படிச்சோம்னா, படிக்கிற காலத்துல ஒழுங்கா படிக்கலன்னு, ஊரே வந்து நம்மள கேவலமா பாக்குமேன்றதுனால அதை எடுக்குறதில்ல.
அ, பரவாயில்ல. இப்போ நீங்க என்னன்னாக்கா, ம், நீங்க வந்து ஒரு தொலைக்காட்சி பாத்து முடிச்சிட்டீங்க, ஏதோ ஒரு வீடியோக்குளும் வந்து பார்த்துட்டீங்க, உங்களால வந்து படிக்கவும் முடியலைன்ற பட்சத்துல, இதுக்கு என்னதான் தீர்வு அப்படின்னு நீங்க நீங்க யோசிச்சு வச்சிருக்கீங்க?
இது தியானங்கள் பண்ணி பாக்கச் சொல்றாங்க எல்லாரும். அது நான் இப்போதைக்கு இன்னும் ஆரம்பிக்கல. அது ஆரம்பிக்கணும்.
சரி. ம்.
தியானங்கள் பண்ணி பாக்கச் சொல்றாங்க, ஒருநிலைப்படுத்தி நீ வந்து இந்த கொண்டு வா அப்படின்னு மனத. மனத ஒருநிலைப்படுத்தி கொண்டு வர முடியும். அதுக்கு நாம உக்காரணும். இருக்கிற பிரச்சனைகள பார்க் கும்போது, நாம எங்க ஒரு நிலை பிரச்சனைகளத் தான் ஒருநிலைப்படுத்த முடியுது நமக்கு.
கண்டிப்பா. ம். ஓ சரி, சரி. அது வந்து இல்ல என்னால புரிஞ்சுக்க முடியுது. அ, என்னால புரிஞ்சுக்க முடியுது. என்னன்னாக்கா நீங்க வந்து பல பிரச்சனைகள வந்து நீங்க வந்து தலையில போட்டுடே சுத்தி சுத்தி இருக்கறதால, உங்களுக்கு இப்படியாவது. நீங்க வந்து ஏன் எதையுமே பிரச்சனையா பாக்கணும்னு நினைக்கிறீங்க? ம்.
<chuckles> அப்புடீங்களா? அ? ஆமாங்க. பிரச்சனையா பாக்கணும் இல்ல. நாம எனக்கு ஒரு நல்ல குணம் என்னன்னா, நாம ஒரு வியாபாரம் பண்ணேன், அதுல கொஞ்சம் நஷ்டங்கள் வந்துருச்சு பயங்கரமா. அந்த நஷ்டங்கள அடைக்கணும் இல்லையா?
ம். சரி. ம். கண்டிப்பா.
அது அதுவ அந்த ஒரு விஷயமே வந்து மண்டையில ஓடிக்கிட்டே இருக்கு. அத தவர நாம அது இப்போ வந்து நீங்கப் பாத்தீங்கன்னா இந்தக் காலங்கள்ல நாம எவ்ளோ சம்பாதிச்சமே பத்தமாட்டேன்னுந்து நம்மகிட்ட இருந்து எவ்ளோ புடுங்கனுமோ அவ்ளோ புடுங்கிட்டு தான் இருக்காங்க.
கண்டிப்பா. அ. நிச்சியமா. கண்டிப்பா.
ஆ மின்சார கட்டணமா இருக்கட்டும், வீட்டு வரிகளா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் சொல்றேன் நானு.
ம்.
காய்கறிகளோட விலை, அ ப பல சரக்குகளோட விலை அதெல்லாமே கூடக் கொஞ்சம் ஏறிதான் கடக்கு.
நிச்சியமா, நிச்சியமா. ஏன்னா இது வந்து அ பொதுவான ஒரு விஷயம் இல்லையா? இது வந்து எல்லாருக்குமே நடக்குது. ஆனா, என்னால ஏன் தூங்க முடியல?
இல்ல. அந்த அந்த அந்த ஒரு அடிய வாங்கிட்டு நெகட்டிவ்ல இருக்கும்போது அதாவது மைனஸ்ல இருக்கும்போது
ம். ம்.
அப்போ அந்த மாரி ஒரு நினைப்புகள். ஒருவேள நீ என்னோட மனசு வந்து அப்டி ஒண்ணும் ப அ பக்குவப்படலையான்னு தெரியல. எல்லாத்தையும் தாங்கிட்டு உக்காந்தா கூட நமக்கு ஒரு சில நேரங்கள் நமக்குள்ள பேசிக்கிட்டுருப்போம் இல்லையா? அந்த மாரி ஒரு அ நினைப்பு நினைவுகள் தான் நெனைக்கிறேன். இதுக்கான காரணம் என்னோட அ கூற்றுப்படி.
சரி, சரி. கண்டிப்பா. ம். சரி, சரி. ஏன்னா, இல்ல எனக்கு என்ன புரியுதுன்னாக்கா உங்களுக்கு வந்து நீங்க ஏதோ ஒரு தொழில் செய்து அதில் நஷ்டமாகி, உங்களுக்கு வந்து ஒரு பொருளாதார அ, வீழ்ச்சி ஏற்பட்டு இருக்கும்போது அதிலிருந்து எப்படி வெளிய வரணும்ன்றது வந்து, ஒரு அது வந்து ஒரு தேடல் வந்து இருக்குறது மனித இயல்பு அதுதான். இல்லைங்களா? ஏன்னா அது வந்து எப்படி வரணும்? எதெல்லாம் பண்ணா நான் வந்து இதிலிருந்து வெளிய வர முடியும்? என்ன காப்பாத்திக்க முடியுன்றது வந்து நீங்க அதை யோசிச்சு யோசிச்சு இருக்கிறீங்க. ஆனா மொத்தமா நீங்க பாக்காம அதை வந்து சின்ன சின்ன விஷயங்களா நீங்க வந்து பிரிச்சு எடுத்து உங்களால அது தீர்வு காண முடியவில்லையா?
ஆமா ஆமா. ம். அப்படித்தான்ங்க பண்ணிக்கொண்டு இருக்கிறேன். அது பார்ப்போம். இப்ப வரைக்கும் அது அது கால் கிணறுதான் தாண்டி இருக்கிறோம்னு சொல்லுவாங்க இல்லையா?
ம். சரி, சரி.
இப்பதான் வந்து ஒரு 3 4 வருஷமாதான் அதை வந்து ஆரம்பித்திருக்கிறேன் நானு. பிட் பை பிட்டா பண்ணலாம் அப்படின்னு விட்டு. அந்தத் தூக்கம் மட்டும் ஒன்றும் அந்த ஒரு இருக்கு. நாம நமக்கான கடமைகளை ஒன்றும் நாம பண்ணி முடிக்கவில்லையோ அப்படி என்ற ஒரு இது இருக்கு இல்லையா?
பரவாயில்லை. ஆ. கண்டிப்பா ஆமா.
அதைத் தவிர, நாம வாங்கின குத்துக்கள், முதுகில் வாங்கின குத்துக்கள், அதெல்லாம் வந்து ஒரு சில சமயம் வந்து போகும்.
கண்டிப்பா.
அடிமேல் அடி விழுந்துருச்சு. இப்ப எழுந்துக்கிற நேரம் தான். ஆனா அது கொஞ்சம் கொஞ்சமா மாறும்ன்றது வந்து, இதுவும் கடந்து போகும்ன்ற ஒரு நம்பிக்கையில நான் அடுத்த அடிகளை எடுத்து முன்னெடுத்து வச்சுட்டு போய்க்கிட்டே இருக்கேன்.
ம். நிச்சயமா. அதாவது
இன்னிய வரைக்கும் கூட அந்தத் தூக்கம் இல்லாம இருக்கிற நேரங்கள்ல வந்து, இப்போ அந்தக் கைப்பேசி இருக்கறது எனக்கு ஒரு நல்ல ஒரு அ நண்பனா இருக்கு. முன்னாடிலாம் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான்லாம் வந்து நெறைய பேசிக்கிட்டு நெறைய ஒரு சோசியல் அனிமலா இருந்தேன்.
ம். ஓஹோ!
இப்போ பாத்தீங்கன்னா கொஞ்சம் தனிமை நாடிய விரும்பியா வந்து ஆயிட்டேன். அந்த ஒரு அ இதுல இருந்து மாறுதல்ல இருந்து ப ரொம்ப ரொம்ப கடினமா இருந்ததுன்னா, நான் வந்து நேரா சாமி ரூம் முன்னாடி போய் உக்காந்துட்டு கொஞ்சம் அவரையே நெனைச்சு பாத்துட்டு உக்காந்துட்டுருப்பேன். அப்போ கொஞ்சம் தூக்கம் வரும். அப்டியே தூங்குன காலங்கள்லாம் உண்டு.
பரவாயில்ல. பரவால. ஒரு சில பேர் என்ன பண்றாங்கன்னாக்கா, இந்த நடைப்பயிற்சி கூட மேற்கொள்ளறாங்க இந்த இரவு நேரத்துல. அது கூட வந்து இந்த தூக்கத்த வந்து உங்களுக்குக் குடுக்கும்ன்றாங்க.
ம்ஹ்ம். கண்டிப்பா ஆமா. அட அது வந்து சில பேர் பண்றாங்க. எனக்கு அதுல உடன்பாடு இல்ல. இந்த நடை பயிற்சி ஆ இரவு நேரத்துல பண்றதும், அதே மாதிரி அந்த அதுக்கான மாத்திரைகள் போடுறதும்.
ம். ம். ஆமா அது தவறு.
அதெல்லாம் வந்து எனக்கு அதுல உடன்பாடு இல்ல. இயற்கையா என்ன பண்ண முடியும்னு தான் பாக்குறேன். வெந்நீர் குடிச்சு பாப்பேன்.
சரி.
வெந்நீர் குடிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், 2 விஷயம். வெந்நீரில வந்து உங்களுக்கு வந்து தூக்கம் தெளியவும் செய்யும். அதே சமயத்துல தூக்கம் வரவும் செய்யும்.
ம். ஓஹோ.
அது 2 இருக்கு. அந்த வெந்நீரோட குணங்கள்ல.
சரி. ஆனா உங்களுக்கு அது
நல்ல ஒரு அதாவது மிதமான சூட்டுல நீங்க இது பண்ணீங்கன்னா சூ தூக்கம் வந்துரும்.
சரி, சரி ஆ.
கொஞ்சம் அதைவிட ஜாஸ்தியா. குடிக்கிற அளவு சூடு ஆனா கொஞ்சம் ஹாட் வாட்டர்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? குடிக்கிற அளவு ஹாட் வாட்டர். அத மாரி குடிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து தூக்கம் வரும்.
ஆமா. ம். ஓஹோ பரவாயில்ல. அ.
அது தான் நீங்க டீ ரொம்ப சூடா குடிக்கிறதை விட, நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம், கொஞ்சம் டீ ஆற வச்சு குடிச்சு பாருங்களேன். உங்களுக்கு வந்து அந்த ஒரு ஒரு புத்துணர்ச்சி வந்து தனியா தெரியும்.
ஓஹோ. ஓஹோ. ஆ சரி, சரி.
அதே கொதிக்க கொதிக்க டீ குடிச்சீங்கன்னா உங்களுக்கு அந்த எஃபக்ட்டே இருக்காது. அது, அந்த தூக்கம் வர மாரி தான் இருக்கும் உங்களுக்கு.
ஓ. சரி. அதாவது எனக்கு அந்தப் பழக்கம் இல்லாததுதால என்னால அத புரிந்துகொள்ள முடியல.
இல்ல, இல்ல. அதான் அதனால தான் வெந்நீர் சொன்னேன் நானு. வெந்நீர் சொன்னேன். அது கூட அது கூட பண்ணுவேன் நானு அப்பப்போ.
சரி, சரி. பரவாயில் ம்.
அதுலந்தான் அப்டி அப்டி தான் தூக்கம் வருது. அப்டியும் வந்ததுன்னா கூட ஒரு 2 மணி நேரம், 3 மணி நேரம். அதுக்கப்புறம் வந்து முழிப்பு வந்துரும். அது வந்து எதுவும் மாத்த முடியாது. அதுக்கப்புறம் என்னன்னா, உங்களுக்கு வந்து 6, 5.30, 6 மணி இருக்கு இல்லையா? எல்லாரும் எழுந்திருக்கிற நேரம். அப்பதான் தூக்கம் நல்லா வரும். அப்ப எழுந்திருக்க வேண்டிய கட்டாயத்துல போயிடும்.
ஆமா. ஐயையோ. <chuckles> ஆமா. ஏன்னா சூழ்நிலைகள் மாறும் இல்லையா? நீங்கப் பிள்ளைகள் இருப்பாங்க. பள்ளிக்கு போகணும். அப்டி இப்டின்னாக்கூட கஷ்டமான வேலைதான். பரவாயில்ல. ஏன்னா நீங்க வந்து அந்தத் தூக்கம் இல்லாம இருக்கிறது வந்து, நீங்க எவ்வளோ சிரமப்பட்டு இருக்கிறீங்க. இன்னும் கூட நீங்க வந்து பட்டுகிட்டு இருக்கிறீங்கன்றத வந்து ரொம்ப வந்து பல எடுத்துக்காட்டுகளோட சொன்னீங்க. ஆ பல முயற்சிகளும் நீங்க எடுத்தும் வந்து, அது வந்து தோல்வியில்தான் முடிஞ்சிருக்குதுன்னு போழுது, அ நீங்க வந்து என்ன சொல்றதுன்னா, ஒருவேள நீங்க வந்து ஆன்மீகத்துல உங்களுக்கு ஈடுபாடு இருக்கும் பட்சத்துல, அதச் சார்ந்து பல விஷயங்கள் நீங்க வந்து தேர்ந்தெடுத்து அதை முயற்சி பண்ணீங்கன்னா, ஒருவேள அதற்கான தீர்வு கிடைக்கும் அப்டின்றதையும் நான் வந்து ப பகிர்ந்து
கண்டிப்பா. கண்டிப்பா, கண்டிப்பா. ஆமா. ம். ஆமாங்க. உண்மைங்க, உண்மை. அதுல தான் நான் வந்து போய்க்கிட்டு இருக்கேங்க இப்போ. அதுல தான் நான் போய்க்கிட்டு இருக்கேன். ஆனா நான் இப்பதான் வந்து அடி எடுத்து வச்சிருக்கோம். ஆன்மீகம்ன்றது ஒரு பெரிய கடல். அதுல இப்பதான் அடி எடுத்து வச்சிருக்கோம். ஒருவேள அதுல ஒரு ஒரு 0க்கு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போதைக்கு மைனஸ்ல இருக்கோம்.0க்கு வந்துட்டோம்னா கூட ஒருவேள நீங்கச் சொல்ற மாரி எல்லாம் நடக்கும்னு நெனைக்கிறேன்.
பரவாயில்ல. ம். பரவாயில்ல. இவ்வளோ விஷயம் நீங்கப் பகிர்ந்துகிட்டதுக்கு நன்றி.
ரொம்ப நன்றிங்க, உங்களோட நீங்களும் பொறுமையா கேட்டீங்க. உங்களோட திரும்பி நேரம் கிடைத்தால் பேசலாம். ரொம்ப நன்றி. மிக்க நன்றி.